<chuckles> ஆமாங்க. எத்த எ டைம் என்னவா இருந்துச்சா? இப்ப சாயந்திரம் நேரமா இல்ல ரொம்ப லேட் ஆயிருச்சா
ஆ ஆமாங்க. பள்ளி முடிச்சு ந நெறைய மழ இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து நேரமா போங்க. அப்படிங்கிற மாதிரி நமக்கு குடுப்பாங்கள்ல. இப்ப கிறிஸ்துவ பள்ளியில படுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏற்கனவே ரொம்ப அ எப்படி சொல்றது? அத கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அங்க இருக்கிற <chuckles> நமக்கு ஒரு மழை, அது அந்தி மழை. அதுல நெனஞ்சுட்டே போணும், அப்படிங்கிற ஒரு இது வந்து என் ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க. எனக்கு மொதல்ல வந்து
ஆ புரியுது புரியுது. ஆ. ஆமா. ஆமா.உச்ச கட்டம் அப்டின்னா அங்கதா <chuckles> ஆ க, க, க, க. சொல்லுங்க. அ
அ என்னோட ஃப்ரெண்ட் சொல்லும்போது எனக்கு, வேணாப்பா அவ்ளோதான் எங்க அம்மலாம் பின்னி எடுத்துருவாங்க. <chuckles>

ஆமா. சும்மா சின்ன புள்ள தனமா பேசிட்டு இருக்கக்கூடாது நேரத்துல. <laughs>
ஆமா. அப்ப நம்ம போய் அடி வாங்க முடியாதுல்ல, நம்ம தம்பி தம்பிங்க முன்னாடி அடி வாங்க முடியாது.
ஆமாங்க. அசிங்கமா போயிரும்ல.
அதுக்காக நான் சொன்னன் என் ஃப்ரெண்ட சொன்னா எல்லா நாளும் போறோம் தான். நமக்கு எப்டினாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தானே இருக்காங்க. வாடி போலாம், அப்டிங்கிற மாரி அந்த அந்த தோழி நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் இல்ல? வா போல <giggles> போய் பார்த்துக்கலாம். அவ போம்போது, நம்மளும் போகாம இருக்கக்கூடாது. விட்ற விட் விட விடக்கூடாதுன்னு நமக்கு தோணும்ல ஃப்ரெண்ட.
ஆ. தைரியம். <laughs> ஆமாங்க. அதாவது எப்படி விட்டு குடுக்க முடியும்? நட்புல.
ஆ. அதான் முடித் ஒரு ஓகே போலாம் வா. பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். ஒண்ணா அடிவாங்குவோம். <giggles>
<laughs>
அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பக்கத்து பக்கத்து தெருதான் தோழிகள். எல்லாரும் ஒண்ணா தான போவோன்னு சொன்னேன்.
அ படிச்சு வெல்ல அனுப்புனா எல்லாம் ஒண்ணா திருப்பி சைக்கிள் எடுத்துட்டு ஓடிரலான்னு பிளான் பண்ணீங்க. <laughs>
அதெல்லாம் பண்ண முடியாது. இப்பயே அவ்ளோதான். <giggles> வீட்ல அழுதுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அதுக்கு தனி போராட்டம் பண்ண வேண்டியதுதான்.
<chuckles>

ஐய்யய்யோ! எப்டி இருந்துச்சு உங்களுக்கு அப்போ?
அ இல்ல 1 நாள் 2 நாளு உக்காந்து நான் நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க, பிடிச்சு சொல்லிக் குடுப்பாங்க. எத்தன நாள் தான் சொல்லி குடுப்பாங்க?
<laughs> ஆ, அதாவது உங்க பயம் விடணும், அதான். இல்லலைங்களா?
ஆ அதுக்கு தான் அவ வந்து "நீ நல்லா ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். நீ பயப்படாம ஓட்டலாம். பிரச்சனை இல்ல. நீ போடி" அப்டின்னா.
சரிங்க.
"சரி ஓகே நம்ம போகலாம்" அப்டின்னு நானும் போனேன். <chuckles> என்னா பண்ணேன்னா கொஞ்சம் நமக்கு தடுமாறும்ல! அவ உக்காந்துருக்கா, அவ பக்கத்தல இருக்காங்கும்போது எனக்கு பிரச்சன இல்ல!
ஓ! என்னா ஆச் தைரியம். ஆ.
"அவ இப்போ இல்ல! கொஞ்சம் தூரமா நிக்கிறா, நமக்கு பேலன்ஸ் வராது" அப்டின்னோன்னே நான் டக்குனு குதிச்சுட்டன். <chuckles>
ஐய்யோடா! எப்படி? அந்த சைக்கிள அப்டியே விட்டு, நீங்க இந்த பக்கம் குதிச்சுட்டீங்க எடது பக்கம்.
ஆ குதிச்சுட்டேன். எனக்கு அடிபடல. அடிபட்டா அடிப்பாங்கல்ல! ஆனா என்னானா புது சைக்கிள்ங்கறது மறந்துட்டேன். அது என் சைக்கிளு.
ஆமா. அய்யய்யோ! அருமை சொல்லுங்க.
அ அது நல்லா விழுந்துருச்சு. அ அப்புறம் எங்க அப்பா வந்து, "பாரு கண்ணாடிலாம் வச்சு வாங்கிட்டு வந்தேன். உனக்காக" 2 பக்கமும் நமக்கு கேர்ள்ஸ்க்கலாம் நெறையா அழகழகலாம் இருக்குல்ல! கண்ணாடிலாம் வச்சு. இதெல்லாம் போட்டு அத நான் வந்து கத்துக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு சைக்கிள் கெடைச்சிச்சு கெடைச்சிச்சுன்னு டெய்லியும் அத பாத்துட்டே இருப்பேன். ஒடஞ்சிருச்சு. அ அஹ நல்லா அடி வாங்குனேங்க நான் அதுக்கு.
ஆமா ஆமா. சரிங்க. ஐய்யயோ! அடி வாங்குனீங்களா அதுக்கு?
நான் வந்து சொல்லி தரேன்னு சொன்னேன் வந்து சொல்லித்தறேன்னு சொன்னேன், சைக்கிள ஒடச்சதுக்கு அடிக்கல! ஒருவேள நீ விழுந்து வாரிருந்து, அது குத்திருந்தா என்னா ஆயிருக்கிறது?
ஆ பாத்தீங்களா! எல்லா அப்பாவும், அம்மாவும் இதுக்காக தான் யோசிக்கிறாங்க. அதுல தப்பே கெடையாது.
அ அது தான் "நீ வந்து நான் சொல்லி தரேன்னு சொன்னேன். நீ கேக்காம வந்து அது என்னது?" அப்ப எங்க அப்பா வந்து, அம்மாட்ட அம்மாட்ட கேட்டு தான் எடுத்துட்டு போனேன்னு நம்ம போட்டு குடுத்துருவோம்ல. பொண்ணுங்களுக்கே உள்ளது, அம்மாவ மாட்டி குடுக்கறது.
<laughs> எங்க அம்மாவும் இதேதுதான் சொல்லுவாங்க. அ சொல்லுங்க.
வந்த உடனே எங்க அம்மா என்னா பண்ணாலும், உடனே வத்தி வச்சுருவேன் எங்க அப்பாட்ட. அது வந்து வந்த உடனே அம்மாட்ட கேட்டு தான்ப்பா எடுத்துட்டு போனேன். அவ நல்லா ஓட்டுவான்னு சொன்னாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு நான் ஜம்ப் பண்ட்டேன். அப்டீன்
<laughs> ச ஆஹ. ஆ நல்லது நல்லது. அம்.
எங்க அப்பா எங்க அப்பா சொன்னாங்க. "நல்ல வேல நீ தப்பிச்சுட்ட, இந்த மாரி வேலலாம் இனிமே பண்ணவே கூடாது" "இது ரொம்ப தப்புமா"
ம். அதுக்கப்புறம் திருப்பி சைக்கிள எப்ப எடுத்தீங்க? அப்பா சொல்லிக் குடுத்ததுக்கப்புறமா? இல்ல நீங்களே திருப்பி ஆர்வக்கோலார்ல எடுத்தீங்களா?
ம். ஆ ஆர்வ கோளாறு இல்ல. இனிமேலாம் நான் அதில கை வைக்க மாட்டேன். உழுந்து வாரிட்டு ரத்தம் கித்தம் வந்துருச்சுன்னா?
<laughs> அப்புறம் உங்க அப்பா வந்து இதுக்காக நேரம் ஒதுக்குனாரா? இல்ல எப்படி? எப்படி படிச்சீங்க? தோழிகளா? இல்ல நட்பா? உங்களுக்கு வீட்ல சொல்லிக் குடுத்தாங்க?
இல்ல! அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் புடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் வீல்லாம் போட்டு, நீ பெரிய பொண்ணா இருந்தாலும் பரவால்ல. எதுக்கு வம்பு? உனக்கு சப்போர்ட் வீல்ல மொதல்ல வீட்டுக்குள்ள ம்ம நமக்கு நெறையா முத்தத்தலாம் எடம் இருக்கும்ல? அதில கூப்ட்டு சொல்லி குடுத்தாங்க. அ அதுக்கப்புறம் எனக்கு இல்லப்பா நான் பெருசா இருக்கேன். இதெல்லாம் போடுறீங்களே! எனக்கு அசிங்கம்மா இருக்குன்லாம் நான் சொன்னேன். <chuckles>
<chuckles> ஆ. ஆமாங்க. ஆ. <laughs> அ அது வெக்க ஆமா எல்லாரும் எல்லா எல்லாந்த சின்ன கொழந்தைகளுக்கு தான் அத சப்போர்ட் வீல் வைப்பாங்க.
இப்போ தம்பிங்கல்லாம் பாத்து நெறையா என் தம்பிங்கலாம் பாத்து கிண்டல் பண்ணுவானுங்க ஆ "பெருசா இருக்க! இது ஓட்ட தெர்ல?" அப்படிம்பானுங்க. "நீ பெருசாயி ஓட்டிக்காமிடா பாக்கலாம்"
ஆ <laughs>
அப்டிங்குற மாதிரி அந்த மாதிரி நெறையா இந்த மாரி துணிச்சலா, எனக்கு தெரியாத விஷயம் தான். ஆனா நம்ம அப்ளை பண்ணீ பாக்கலாம். இதெல்லாம் பண்ணீ பாக்கலாம். "என்னா பண்ணுவாங்க? அடிப்பாங்க! அவ்வளோ தானே!" அப்படிங்கிற மாரி, நான் நெறையா பண்ணீ வச்சிருக்கேங்க.
ஆ